அவரு சொன்னாருங்க எங்களுக்கு. இந்த மாரி அ இந்த இந்த ரூட்ல கொஞ்ச கொஞ்ச தூரம் போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேம் வரும், அந்த ஏரி டேம் இருக்கு. காலைல நல்லா இருக்கும், பனிலாம் அப்டியே அ, அந்த தண்ணி மேல அப்டியே படர்ந்து இருக்கும், போர்வ மாரி போத்தி இருக்கும். அதெல்லாம் பாத்துட்டு அப்டியே ஜாலியா போங்க, அப்டின்னு சொல்லி எங்களுக்கு பரிந்துரைத்தாரு.
ம். ம்.
அவர பேச்ச கேட்டுட்டுதான் நாங்க அந்த எடத்துக்கே போனோம். போற வழி பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு
ஐயோ! இல்ல. அவங்கதான் வந்து கரெக்ட்டாவே வந்து அ, ஒரு உண்மைய சொல்லணும்னா, அவங்கதான் கரெக்ட்டாவே ஒரு விஷயங்கள சொல்லுவாங்க. இங்க போயி பாருங்க இங்க நல்லா இருக்கும் இங்க நல்லா இருக்கும்ன்றது வந்து அந்த
ம்.
அந்த லோக்கல்ல இருக்கிறவங்கதான் சொல்லுவாங்க.
ஆமா, நிச்சயமா. <smacks lips> அதுவும் நாங்க காலையிலே போயிட்டோங்களா, ஒரு 5-3/4லாம் எல்லாம். நான், இவரு 4 வண்டி வந்தோன்னே அவரே தெணறிட்டாரு, என்னடா! நம்ம கடைக்கு இவ்ளோ கூட்டம் வருதே அப்டி சொல்லிட்டு எங்ககிட்ட பேச்சு குடுத்தாரு, டீ குடிக்கும் போது. ஆமாங்க, அப்புறம் சொன்னோம், இந்த மாரி இல்லங்க, இந்த மாரி நாங்க இந்த எடத்துக்கு தேடி போய்ட்டிருக்கோம். சரி அதான் காலையிலேயே கெளம்பிட்டோம், குளிர்ச்சியா அதான் டீ குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு நாங்க பேசி ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அவரு அந்த பேசின ஒரு ஒரு ஒரு 5 10 நிமிஷத்துலே ரொம்ப எங்க மேல அக்கற காட்னாரு. ஆமாங்க, ரொம்ப பாசமா பேச ஆரம்பிச்சாரு
இது வேறயா? ஆ. அவரு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. மாஸ்டரா? இல்ல ஓனரா?
அதான் மாஸ்டர் பிளஸ் ஓனர், அவருமே ஓனர்தானே. மொத அங்கள கிராமத்து சைடுலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியவே அந்த டீ கடை வச்சிருப்பாங்க.
ஆ. அந்த மாரி ஒரு கட. ஓகே ஓகே ஓகே. புரியுது புரியுதுங்க புரியுதுங்க.
ஆ, அந்த மாரி, இந்த பாய்லர்லாம் இருக்கும் தெரியுங்களா?

கண்டிப்பா. நிச்சயமா. அதுதான் மெயின்னா ஒ இது பண்ணது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணிச்சு, ஆனா இந்த 2 இடத்தையுமே நாங்க பாக்காம விட்டிருந்தோம், வச்சுக்கோங்களேன்! <tsk> நாங்க அந்த ஃபால்ஸ்ல போய் என்ஜாய் பண்றத விட, எங்களுக்கு இந்த 2 ஸ் இது எடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசுக்கு நிம்மதி தந்துச்சு. அது வந்து எங்களுக்கு அங்க இருக்க, ஒ உ உள்ளாளுங்கள், இந்த உ லோக்கல்ஸ் வந்து எங்களுக்கு உதவி பண்ணனால தான் எங்களால அந்த 2 இடத்தையுமே பாக்க முடிஞ்சுது. ஒரு இடத்தில ஒரு கண்குளிர ஒரு அந்த டேம் பாக்க முடிஞ்சுது. இன்னொரு இடத்தில சிவனயே பாக்க முடிஞ்சுது.
ஆஹா! ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா.
அத நினைவுகள் வந்து எனக்கு எப்பவுமே மறக்கல அதனால தான் இது என்னால இப்ப உங்களுக்கு பகிர முடிஞ்சுது.
ஐயோ! நீங்க நிறைய வந்து எனக்கு உண்மையா சொல்ணுன்னா நீங்க நிறைய விஷயங்கள் நான் வந்து போயிட்டு பார்த்ததுல, அந்தமாரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டீங்க எனக்கு. அந்தமாரி ஒரு பிம்பம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உ உங்கோ நீங்க பகிர்ந்ததுக்கும் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப.
நன்றிங்க, நன்றிங்க. ம். ம்.
வெளிப்படையா சொல்லணுன்னா
ம்.
ரொம்ப சந்தோஷம். அதுவும் சிவனப் பத்தி பேசும்போது நான் ரொம்ப அச இதுவாயிடுவேன் நானு. ஓவர் எந்த்து ஆயிடுவேன்னு வச்சுக்கங்களேன்.
அத் புரிஞ்சுது அந்த உ உணர்ச்சி வசப்பட்டிங்க <laughs> எனக்கு புரிஞ்சுது. <chuckles> அ, நீங்களுமே எனக்கு
<laughs> ஓம் நமச்சிவாய! நன்றி! உங்ககிட்ட பேசுனதுக்கு.
நிச்சயமா, நிச்சயமா. எங் எனக்கும் உங்கக்கிட்ட பேசுனதுல, ரொம்ப மகிழ்ச்சி.
மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் பேசணுன்னு ஒரு ஆவல் இருக்கு. ரொம்ப நன்றி.
நிச்சயமா, பேசுவோம். நன்றிங்க. நன்றி.